கண்டிப்பாங்க. என்னதான் வந்து நம்ம அவங்களலாம் கெளப்பி விட்டக்கப்புறம், ஒரு சில வேலைகள் இருந்தாலும், ஏன்னா, சமைச்சிருப்போம். அந்த பாத்திரம் மொத்தமா கெடக்கும். அ வீடு கூட்டுற மாரி இருக்கும். சின்ன, சின்ன வேலைகள் இருந்தாலும், அந்த வேலைய முடிச்சு, முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெறிச்சோன்னு போயிரும். "ஐய்யயோ! இதுல அதுக்குள்ள 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோமே. இனி நாள் முழுக்க எப்பிடி கடத்தப் போறோம்?" அப்பிடிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சுரும்.
ஆஹ. <laughs> ஆமாங்க. அதாவது நீங்க சொன்னது சரிங்க. அது நம்ம அவங்க இருக்கும்போது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா, ரொம்ப நேரம் போகுது. இல்லீங்களா.
<laughs> "என்னடா இது! இழுத்துக்கிட்டே போகுது" அப்பிடீங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, ஆ ஆள் இல்லாதப்ப வேலை செஞ்சு பாருங்க. கடகடகடன்னு முடிச்சுருவோம். என்னன்னே தெரியாது, நமக்கு. ம்.
ம். ஆ. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமாங்க. ஆனா வந்து ஆனா எனக்கு வந்து, இந்த சுத்தம் பண்ணும்போது, என்னோட மகளுடைய இந்த சின்ன, சின்ன இந்த வெளையாட்டு சாமான்லாம் பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப இதா இருக்கும். எ பார்க்கணும் போல ஆசை வரும். இன்னைக்கே, காலையில அவள வந்து நான் பள்ளிக்கூடத்தில விட்டுட்டு வந்த உடனே, "ஐயோ! கொழந்தை இல்லாம என்னமோ மாதிரி இருக்குதே." அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுங்க. <chuckles> <inhales>
ஆ. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க.
ம். அப்போ அந்த மாரி என்னுடைய காலை நேர வழக்கங்கள், இதுவரைக்கும்.
சரி. ம அப்புறம் வந்து பள்ளி முடிஞ்சு, குழந்தை வந்தக்கப்புறம், கணவர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தக்கப்புறம், என்ன அந்த மாதிரி நேரங்கள்ல அதுக்கப்புறம் எப்பிடி இருக்கும், உங்க நாள் முடிவு?
தீ வேகம். திருப்பி பீட்ட விடாம, திருப்பி அப்படியே தொடங்குதுல்ல. <laughs> ஆனா, இதில நான் சொல்லி தர்ற விஷயம். <laughs> <inhales> சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த மாரி நேரத்தில, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன், எல்லா தாய்மார்களுக்குமே. அடுத்த நாளைக்கான எல்லா ஆயத்தங்களையும், ராத்திரியே எல்லாம் ஸ் எடுத்து வைக்கிறதுலாம், எடுத்து வச்சுட்டு, உ சீருடையானாலும், புத்தகங்களானாலும், இல்ல, க காய்கறியானாலும் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, காலையில் எழுந்திரும் எழுந்திருக்கும்போது யாருமே நம்ம கூட இல்லாதபோது, நமக்கு வந்து அலுப்பு தோணாது, அந்த சமையலறைல போய் சமைக்கிறோம்னு.
<laughs> "எட்றா வண்டிய" அப்பிடீங்கிற மாதிரி. ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. வெகு சீக்கிரமா வேலைகளும் வந்து முடிஞ்சுரும். ரொம்ப அந்த இழுக்காம, சரி, எல்லாமே தயார் நிலையில இருக்கு. நம்ம போறோமா, சமைக்கிறோமா, கட்டுறோமா, பிள்ளைகளையும் சாப்பிட வைக்கிறோமா, கணவரையும் சாப்பிட வைக்கிறோமா, கெளப்பி விடுறோமான்ற மாதிரி ஒரு ஆ கட கட கடன்னு முடிஞ்சிரும், நமக்கு.
ஆமா. ஆ <chuckles> ஆ.